அது, ஆமாங்க. அது ஏம்பசங்க குறிப்பிட்டு. அந்த, மழக்காலம் முடிஞ்ச பெறகும். வெயில் அடிக்கிது பாப்பா போ கால. ஆ! காலையில எந்திரிச்சோனே, அப்டியே ஜில்லுனு இருக்கும். மேல ஊத்தைல. அதனால சுடுதண்ணி, இப்டிலா வந்து சொல்றாங்க. அது உண்மையாவே வேஸ்ட்டான ஒண்ணு இதுதான்.
ஆஹா. <chuckles> ஆ. அதாங்க. ஆமாங்க. அதனால, வெயில் காலம் வந்திருச்சு அப்டினாவே வந்து, குளிந்தண்ணிக்கு மாறிறணும். அதக்கு வேணா, சொன்ன மாரி, எ எடுத்தொனே பழகும்போது, பல்லு வெலக்கிட்டு. இல்ல கை கால்கள்ல, கொஞ்சொம் தண்ணீ ஊத்தி பழக்க அப்டியே. பண்னோம்னா வந்து, நம்ம பழகீர்லாம் அப்டியே. அதனால ஆமாங்க.
ம். ஆ. ஆமா. அந்த குளிர வந்து, எடுத்துக்கு தாங்கிக்கிறோம். அதனால, டக்குனு நம்ம ஊத்தேல ஒண்ணும் தெரியாது. <chuckles>
ஆ அதேதாங்க. நாங்கலாம் சில காலங்கள்ல வந்து, <chuckles> பனிகாலம் வந்து, ஆரம்பிக்கும்போதுமே, கு குளிந்தண்ணீலதான் குளிப்போம். ஆ ரொம்ப அதிகமா இருக்கும்போது மட்டும் சுடு தண்ணீர்ல குளிச்சிட்டு, மறுபடியும் கொறையுதுன்னு தெரிஞ்சா, மறுபடியும் <chuckles> குளிந்தண்ணிக்கு மாறிருவோங்க. ஆ.
ம். கண்டிப்பாங்க. அது நல்லது தானே. ஏன்னா நமக்கு நம்ம மேலேயும் குளுந்த தண்ணி தான் படணும், அப்டின்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணீர் வந்து முடியாம இருக்கும்போது தான், அத வந்து, உபயோகிக்கணும் அப்டின்னு <chuckles> ம்.
ஆ. ஆமாங்க. அதே தாங்க. ஆ, சரியா சொன்னீங்க. அது வந்து, ஆரோக்கியத்துக்கு வந்து, குளுந்தண்ணி தான் நல்லது அப்டிங்கிறதுனால, அ அத நம்ம, குளுந்தண்ணிக்கு மாறும்போது, இந்த ஹீட்ரு வந்து, கொஞ்சோம் கொறையும். ஆ, 2வது நம்ம வீட்ல இருக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து. ஆ காலையில ஒருக்கா குளிச்சிட்டு, நை இரவு குளிக்கும்போது வந்து, ஒரு அ 4 மணிக்கு 5 மணிக்கு, அப்டி குளிச்சுக்குட்டோம் அப்டின்னா, இரவு குளிக்கிறத. ஆ, கொஞ்சோம் வந்து, அ இரவுக்கு ஹீட்ட் ஹீட்டர் போட்ற வேல இருக்காது. ஆ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான், <chuckles> நானும் குளிப்பேன். அப்டின்னு வீட்ல இருக்கிறவங்களும் சேந்து, அப்பதான் குளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆ. அதனால, குளிக்கிறதில, இந்த 2 விஷயங்கள்ல, ஹீட்டர கொறைச்சுக்கலாம். ஆ 3வது என்ன அப்டின்னா, மோட்ரு போடும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்டின்னா? ஆ, தண்ணிய மேல ஏத்திவுட்டுட்டு, அது வந்து தேவையில்லாம, தண்ணியும் கீழ வேஸ்ட்டா போயிட்டுருக்கும். ம், மோட்ரு வந்து அதிகமா கரண்ட் இழுத்துட்ருக்கும்.
கண்டிப்பாங்க. ம். ஆமாங்கங்க. <laughs> ஆமாங்க. ம். ம். ம். ஆமாங்க. அது நெறையா பேர நானும் பார்த்துருக்கேன். அதாவது, அப்டியே தொட்டிலருந்து வழிஞ்சி, ரோடு வரைக்கும்லாம் வந்து ஓடுற அளவுக்கு வந்து, விட்டுருவோம். மறந்திருவாங்க, அமத்துறதுக்கு. ம் ம்.
ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அதே தாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்வாங்க, தோட்டத்துக்கு பாயுது அப்டினு சொல்வாங்க. ஆ அது இன்னும் காமெடியா இருக்கும். ஆ அதனால, அந்த நேரங்களில எல்லாம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து நம்ம போய் மோட்ர ஆஃப் பண்னோம்னா, 2ம் மிச்சமாகும். தண்ணியும் மிச்சமாகும். ஆ, கரண்ட்டும் மிச்சமாகும்னு சொல்லலாங்க.
<laughs> ம். ம். கண்டிப்பா சொன்னீங்க. கரண்ட்டும் மிச்சமாகும். இன்னோனு வந்து, அந்த தோட்டத்துக்கு விட்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாவே! தோட்டத்துக்கா போகும் அந்த வழி, அப்டியே அப்ப <chuckles> நெறஞ்சு வழுஞ்சவொன்னே. அ. <chuckles> <laughs> ஆ.
ஆ. அப்டி, அப்டிதான் சொல்றாங்க. ஆனா போற மாரி தெரியல. ஆ, அ ஒரே எடத்துல அப்போ, அப்டியே கடகடகடன்னு ஊத்துது. அது எப்டி வந்து, தண்ணி தோட்டத்துக்கு ஊத்தணுனா, கரெக்ட்டா அளந்து, அளவு பார்த்ததுதான் ஊத்தனும். சும்மா நம்ம, இஷ்டத்துக்கு ஊத்த முடியாது. <chuckles> ஆ ஆமாங்க. அத பராமரிக்கிறது அவ்ளோ ஈசி இல்ல. இவ் என்ன சொன்னாங்கன்னு. சரி நாம, கேட்கிறோங்றதுக்காக வந்து, அப்டி சொல்வாங்க போல. ஆ. <chuckles> ஆ, இதுக்கு அடுத்து வந்துட்டு ஆ, துணி தொவைக்கிறதுல வந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து, ஆ, நம்மளால கண்டிப்பா, எப்பல்லாம் வந்துட்டு, நேரம் இல்ல அப்டிங்கறதுனால. ஆ, நம்ம வாஷிங் மிஷிசின்லதான் போடுறோம். ஆனா, ஆ, நம்ம இவ்ளோ வெயில வச்சுட்டு, இன்னும் என்ன பண்றாங்கன்னு, எல்லோரும் அந்த ட்ரையர் யூஸ் பண்றாங்க.
ஆ, போகும். ஆமா. <laughs> அப்புறம், செடிகள்லாம் அழுகிடும்னுல சொல்லுவாங்க. ஆமா. அப்டி சொல்றாங்க. ஆ. <chuckles> ம், ம். ம். ம்.